ம் அதுதான் எனக்கு தெரியல. அது எங்க வீட்ல அந்த விஷயம் இருக்கா! அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜோட இது, அதுக்கப்புறம் வந்து ஏசி இருக்கிறதுலயே அத் அதுதான் தலைவர் தான் அதிகம் சிகரெட் ளைட் ஃபேன்றது எல்லாமே கூட்டு பொரியல் போல. இதெல்லாம் வந்து மெயின் டிஷ், அதெல்லாம் கூட்டு பொரியல். இப்படிலாம் இருந்தா, அதுவும் பத்தாததுக்கு இந்த சாண்ட்வேஜ் மிஷின் அது நொட்டு நொசுக்குன்ட்டு
அங்க என்ன? ஆமா. ஆமா. ஆமா. ஆமா. என்ன இதெல்லாம் எப்படி?
மின்சாரம் எந்த அளவுக்கு சேமிச்சு கிடையாது. சேமிக்கவே முடியாது என்ன பொறுத்தவரைக்கும். குறைக்கலாம்.
குறைக்கலாம். சேமிப்பெல்லாம் கிடையாது. குறைக்கலாம் அதுவும் கெ குறைக்கிறந்தா இப்படிதான் பின்னாடியே திரிய வேண்டியதுதான். இல்ல நீங்க சொன்ன போல, இதே ஒரு வேலையா திரிய வேண்டியது தான். ஏ பின்னாடி நீ இப்போ அவன் போறான் பாத்ரூம் போறானா லைட்ட போடுவான், சரி ஓகே பின்னாடியே நின்னுக்குருவோம் குளிச்சிட்டு வந்துட்டியா, ஆப் பண்ணணும். <laughs>
<laughs> ஆமாங்க. <laughs> அதாவது எப்படினா வந்து, அ அவங்க செய்றது ஒரு ஆள், நம்ம பே பேக்ன்ட்டு ஒரு விஷயம் இருக்கு பாத்தியா? ஏய்! நம்ம வந்து பின்னாடியே போயிட்டே இருக்கணுன்ட்றது அது போல. ஆனா வந்து
<laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. அப்படி வேணா இருந்தா மா குறைக்கலாம்
நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன தான் சோலார் இது அது இது கண்டுபிடிச்சாலும், அதுக்கு ஏத்த போல டெக்னாலஜி நிறைய வளர வளர மின்சாரம் சேமிப்பது வந்து பார்த்தீங்கனா, அதாவது குறைக்கலாம். நீங்க சொன்னா போல குறைக்கலாமே தவிர்த்து, ஆனா அதோட தேவை வந்து எல்லாத்துக்கும் இருக்கு. சின்னதா ஓட அடுப்புல இருந்து கூட வந்து எல்லாத்திலும் மின்சாரம் ஒரு விஷயம் இருக்கு. எலக்ட்ரானிக் ஸ்டவ்.
ஆமா கண்டிப்பா. அதனால பரவாயில்ல, சரி நம்ம வந்து நம்ம பசங்க சொன்ன வேலைய நம்ம செய்வோம் நம்மள கேட்டா ம்.
நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந் அந்த வேலை தான் நானே இறங்க போறேன் இதுக்கு அப்புறம். நீங்க முன்னாடியே ஒரு பதிவு வந்து அதெல்லாம் வந்து மின்சாரம் எல்லாம் இது பண்ண முடியாது. செலவழிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இது போல பின்னாடி அங்கங்க ஒரு ரவுண்ட் விட்டா தான் வந்து, வேலையே இல்லாம வீட்ல ஒரு வேலை. அற்புதம்!
<laughs> ஆமா. அதாவது எல்லார்ட்டயும் கேட்பாங்க மின்சார செலவை குறைப்பது எப்படி? உங்க ஐடியா சொல்லுங்க, உங்கவங்க அவங்கவங்க பையன் பாத்ரூம் போனா நின்னுக்கோங்க. ஆமா. 2ஆவது பார்த்தீங்கன்னா, அயன் பண்ற இடத்துல போய் நின்னிங்கன்னா போய் பார்த்துக்கோங்க, அயன் பாக்ஸ் எரிஞ்சுட்ருக்கும். அத ஆஃப் பண்ணுங்க.
<laughs> ஆமாங்க. அதெல்லாம் வந்து ப முக்கியமான இது நம்ம போட்டுவிட்டு நா ஒரு தடவ அதுமாரி தான், ஸ்விட்ச் பாக்ஸ் வந்து ஃபயர் ஆயிடுச்சி. ஆமா.
ஆமா பார்த்தீங்களா? அதா இவிங்க பசங்க நமக்கே வேலை ஓட்டு குடுத்துட்டாங்க. அதனால நம்ம வந்து அடுத்த வேலை இதுதான். ஆ வீட்ல மின்சார செலவு குறைப்பது எப்படி? நம்மகிட்ட ஐடியா கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இதுதான் சொல்லுவோம் <laughs>
என்ன பொறுத்தவரைக்கும் இததான் பண்ணவே முடியும். எல்லாரும் மாறவும் முடியாது. எந்த வொர்க் என்ன ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த அளவுக்கு காமெடி ஆகி போய் நிக்குது பாருங்களேன். ஆகமொத்தம் செலவு அதிகம்.
<laughs> கண்டிப்பா. கண்டிப்பா இப்போ பாருங்க, அந்த பசங்களே எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க!

ஆமா. எனக்கு வந்து அப்டியே கத்தும். லபலப என்னமோ வந்து நம்மள நம்ம வந்து அத வீட்ட விட்டு தொறத்துற மாரி எவ்வளோவோ கத்தும்போது, வ வயித்த அடிச்சு கொதிச்சிதான். சரி வந்து படு.
ஆமா. கண்டிப்பா. ஆமா, வேற வழியே இல்ல.
அ ம். நிச்சியமாங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா 3 மாடியா இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மின்சாரம் ரொம்பவே வந்து அதிகமா அதுவாது எந்த அளவுக்குன்னா அங்கங்கே லைட் போடுறதா இருக்கட்டும், ஃபேன் மட்டும் அது மாட்டும் ஓடுறதா இருக்கட்டும், மிக்ஸி அது இது
ம். ஆமாங்க. அதாவது இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம பிள்ளைங்கலாம் ரொம்ப அநியாயம் பண்றானுங்க. ஒரு ஃபேனை போட்ட அவங்க பின்னாடியே நான் திரிய வேண்டியதா இருக்குது. ஒருத்தன் போனானா பாத்ரூமுக்குள்ள போனானா அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம பின்னால போகணும். அவன் இன்னொரு இடத்துல உட்காந்துதுனா அவன் பின்னால அவன் போய் பார்த்தா அது பாட்டுக்கு ஓடிகிட்டிருக்கும். சில நேரங்கள்ல ஹீட்டர் கூட போட்டுட்டு ஓட அப்டியே அவசர அவசரமா ஓடுறாய்ங்கெ. அதெல்லாம் நம்ம பார்த்து. அதான் எங்க வீட்ல கூட ஒரு ஜோக்கு சொன்னாய்ங்க. அ யாருக்காவது வேலை இல்லைன்னு கவலைப்படாதீங்க. நாங்க போட்டதெல்லாம் நீங்க வந்து அமத்திட்டு வந்தாலே ஒரு வேல ஒரு பாதி வேலயை நீங்க கொறைச்சுக்கலாம். <laughs> எப்டிலாம் யோசிச்சு பேசுறாய்ங்கெ பாருங்க. அதே ஒரு சம்பளத் தொக வந்துரும். <laughs>
நிச்சியமா. நிச்சியமா. ம். <laughs> <laughs> <chuckles> ஐயோ! அ கடவுளே! <sniffs> அதாவது எ எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, வேலை வாய்ப்பு இல்லன்ட்டு நீங்க ப எங்க பின்னாடியே ஓர்
<laughs> சொல்றேன். ம். பாருங்க, அது எனக்கு சொல்றாய்ங்கே. இந்த வேலைய நான் ஏன்னா நான்தான நாய் மாரி பின்னாடியே திரிவேன். <laughs> அதனால சொல்றாய்ங்க, டேய் நான் ஒரு வேலைக்கு போகலன்னுட்டுருக்கேன். நீ ஏன் அத போற? நாங்க எங்க வேலைய நீ செஞ்சாலே சரியா போகும். ஆ அண்ணனே ஒண்ணு போட்டுவுட்டு போவான். நான் ஒண்ணு போட்டு போவேன். இப்ப நாங்க போட்டு போனதெல்லாம் நீ அமத்திட்டு போனாலும் ஒரு சிக்கனமா இருந்த அத ஃபுல்லா சேமிச்சு, <laughs>
<chuckles> <laughs> ஆமா. அது வந்து, அந்த பசங்க நம்மள ஓட்டு ஓட்டு ஓட்டும்போது தான் நமளுக்கே தெரியும். ஏன்டா நீங்க இப்டி பண்ணுறீங்க? அப்டின் அ.
ஆ அதான் சிறுவாட்டு காசாம் ஆ சிறுவாட்டு காசு சேர்த்து வையி நாங்க எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கிறோம். அ அந்த மாரி ஆயி போச்சு ம் இப்டி அப்டிலாம் கிண்டல் பண்ணுறாய்ங்கே ம்.
ஆமா அதுவும் வந்து நிச்சியமா, நிச்சியமா. ஓட்டாத பசங்களா இப்பல்லாம். அதுவும் வந்து, நம்ம வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா அ இன்வெர்டர் அப்டின்ட்டு ஒரு விஷயம் இருக்கும்போது, அதுக்கு வேற வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இதுவு அது இதுன்ட்டு செலவு பண்றதே ஒரு விஷயங்கள். ஏன்னா,
ஆமா. ம். எக்கு தப்பா. ஆமா, கண்டிப்பா. இப்ப இதெல்லாம் எப்டி கொறைக்கிறது? நீங்க ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருக்கீங்களா?
எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தேவைக்கு மட்டும் இது பண்ற ஒரு எடத்துல நம்ம ஏசி போட்றோமா ஒரு நல்ல கூலிங் ஆயிடுச்சு அப்டின்னா, ஓடனே ஆஃப் பண்ணி வச்சுரணும்.
ம். ஆமா.

ஆமா. அதுக்கே ஒரு அது இப்ப இப்ப வந்து நீங்க சொல்லும்போது ஸ்மார்ட்ஃபோன் எப்படி நமக்கு இல்லாம எப்படி இருக்குமோ, அது மாரி கரண்ட் ஒரு நாள் போச்சுன்னு பாருங்க ஷட்டவுன் ஒரு நாளைக்கு விட்டாய்ங்க அப்படீன்னா இந்த கொரோனா சமயத்தில எல்லா காயும் ஒண்ணா வாங்கி ச கொரோனா சமயத்தில எல்லா காயையும் ஒண்ணா வாங்கி, ஹால் ஃபுல்லா பரப்பி போட்டு, காய போட்டு அலசி காய போட்டு வச்சிருப்போம் பாருங்க. ஒரே நாள் எல்லாம் சாப்பிடுற மாரி. அது மாரி பார்த்தீங்கன்னா, அப்போ தான் பார்த்தீங்கன்னா, எல்லா துணிமணியும் அப்போதான் போட்டு துவைப்போம். ம். எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா, கரண்ட் போயிரும் கரண்ட் போயிரும் கரண்ட் போயிருன்ட்டு அம்புட்டு வேலையெல்லாம் பார்த்து. ம்.
அது நெறைய விஷயங்கள். <laughs> ஆ. <laughs> இருக்க முடியல. உண்மையா வந்து இருக்க முடியல. அதாவது அந்த ஒவ்வொரு தேவையும் வந்து அதிகமா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்கவங்கலாம் மின்சாரம் வந்து சேமிக்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்பளுக்கு வந்து மிக்ஸி மிக்ஸிக்கு பதில் நம்ப வந்து மாவு ஆட்டுவோம். அந்த கல் இருக்கு. அதுக்கப்பறம் அ அரிசி வந்து பார்த்தீங்கன்னா, மாவு மிஷின் அரைக்கிது பாரு, நெல்லு குத்துறத்து, இது போல வந்து பார்த்தீங்கன்னா, சட்னி அரைக்கணுமா எதுக்கு நம்ப இது பண்ணணும்? உரல்ல அதெல்லாம் நெறைய விஷயங்கள், அது போல இருக்குல்ல. அத வச்சு இது பண்ண அது வந்து உடலுக்கும் நல்லது, மின்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா, செலவும் வராது. இப்ப வரைக்கும் நம்ம பாட்டி, தாத்தாலாம் வந்து கிராமத்து சைடுல வந்து இப்பயும் அவங்க வந்து அந் அந்த விஷயம்லாம் இது பண்ணும்போது கை பக்குவம் ஆமா.
ம். ஆமா. ஆமா. ஆமா. ஆமா. அம்மில அரைச்சு சட்னி வச்சு சாப்பிட்டா, அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும்.
ஆமா. அது கை பக்குவமும் இருக்கு, நம்மளுக்கு மின்சார செலவும் வந்துட்டு அந்த அளவுக்கு இல்ல. இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, துணி துவைக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சா, அது மின்சாரம். அதேபோல வந்து வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கும் மிஷின் வந்துருச்சா.
ம். கம்மி, ஆமா. ம்மா. பப் ம். ஆமாவாங்க. பாத்திரம் வெளக்கறதுக்கு பே நெறைய பேர் வாங்கிட்டாங்க போலயே. இப்ப என்ன எல்லார் வீட்லயும் அதான் இருக்கு போல.
அது ஆ. எங்க சித்தி வீட்ல கூட இருக்கு. டடக படக டடக படக்குன்னு சவுண்டு கேட்கும். நல்லா வந்து செலவு எந்த அளவுக்கு வந்து இந்த தண்ணி குடிக்குதோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பயங்கரமா இசுக்குது இதெல்லாம். ஆமா. ஆமாங்க, கரெக்ட்டு தான் எல்லாமே வந்து. நீங்க எப்படி வாஷிங் மிஷின் இது பண்ணுறீங்க, அதே
அப்படியா? கரண்ட்டில தான் அது, என்ன ஏங்க இ நம்ம ஏசி வச்சுருக்கோம். அத வாடகை காசு குடுத்துட்டோம். இப்ப அத வச்சுருந்து அவ சம்பளத்த என்ன என்னங்க பண்ண போறோம் அப்பறம்? அ.
<laughs> ஏங்க அது வந்து நல்லா ஏன்னா தண்ணி ஆ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பத்தாத்துக்கு வந்து அதோட ஸ் இதுதான் சோப்பு தான் வந்து நீங்க யூஸ் பண்ணணும், லிக்விடு. அதுக்குன்னு தனியா இருக்கும். அது லிக்விட் காசு எவ்வளோ தெரியுமா? மூ 2,000த்தி சில்ற.
அ. ம்.